ஓ! அதுனால, அந்த பிள்ளைகள்லாம் வந்து வாங்குவாங்கனு அந்த பாட்டி வ பணியாரம் பண்றாங்க.
அங்கு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா என்ன செய்யும் ஒரு வயதான பாட்டி வந்து அ 5 6 மணிக்கே வந்து அடுப்பு பத்த வச்சிரும். அடுப்பு பத்த வச்சி பணியாரம் சுட்டு வித்திட்ருப்பாங்க.
ம். பரவால்ல. சரி.
அ நான் வந்து இந்த, சில நேரங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன லேட்‌டா போவேன். அந்த அம்மா வந்து ஒரு 5 1/2, 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க.
ஓ! ஆ, சரி.
அ, வந்த உடனே அவுங்க வந்து பணியாரம் சுட்டுட்டிருக்கும்போதே என்னய கைய காட்டி "தம்பி வாப்பா" அப்டின்னு கூப்பிடுவாங்க. அது கூப்பிட்றதே ஆமா. அப்படின்னு கூப்பிடுவாங்க. அ சில நேரங்கள்ல நம்ம வந்து சட்டையில வந்து, வாக்கிங் போம்போது பணம் எடுத்துட்டு போற பழக்கம் உண்டு. சில நேரங்கள்ல அ காலையில எழுந்துட்டு, "வாக்கிங் தானே போறோம், நமக்கு எதுக்கு பணம்?" அப்படின்ட்டு கொண்டு போகாம போற நாள்களும் உண்டு.
<laughs> "வாங்க, வந்து சாப்பிடுங்க. வாங்க." அப்டின்னு கூப்புடுறாங்க இல்லையா? ம். சரி. அ. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா நடை பயணன்னு போகும்போது, நமக்கு பணம் தேவைப்படாது இல்லையா?
ஆமா, எ ஆமா. அந்த மாரி இருக்கும்போது இப்டி போயிறதுண்டு. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவுங்க வந்து, போனோன்னே, நல்ல சூடா காலைல என்ன செய்வாங்கன்னா பணியாரம் எடுத்து வச்சிருப்பாங்க.
ம். ஓ!
அந்த செட்டிநாட்டு பணியாரம்.
சரி. இது ரொம்ப பழக்கமானவங்க அப்டிங்கிறதனால, உங்களுக்கு எடுத்து வச்சிர்றாங்க. இல்லையா?
அந்த குழி பணியாரம். ஆ! அந்த ஆமா. சூடாவே இருக்கும், அந்த இளம் காலை பொழுதுல.
ஓ! அ, அ.
அது போயிட்டு என்னன்னா, உட்கார்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கலாம் இங்க எடம் இல்ல. நிண்டுட்டே என்ன செய்வேன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு தட்டு மாரி இருக்கும். அதில வச்சி ஒரு 5 பணியாரம் வப்பாங்க. வச்சி அ அது இனிப்பு பணியாரம் தான்.
ஓ! சரி. ஓ!